கண்டிப்பா ஆ.
அப்போ அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, பெருசா நாங்க லாபம் எல்லாம் ஒண்ணும் எடுக்கல. எங்க கையில என்ன ஒரு ரூ. 4 கிட்ட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாஸ் வந்து, பெரிய லெவல் லாஸ் ஆயிடுச்சுங்க. அதிலருந்து நம்மளால மீட்க முடியலை. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது எல்லாம் நழுவுது. அதாவது ஹ ஏற்கனவே நகை எல்லாம் அடகு போயிருச்சு. அ பிஸ்னஸ்க்காக. அப்டிங்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் போட முடியல. அ ஆ கம்பெனிக்கு வந்து வாடகை குடுக்க முடியலை. இந்த மாரி நிறைய சிரமங்கள், ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்குள்ள டிராப் அவுட் சுத்தமா டிராப் அவுட்டுங்க நம்ம.
ம். ம். அச்சச்சோ. ம். அச்சச்சோ. ம். அச்சோ, அதாவது உங்களுக்கு, நீங்க வச்சிருந்த நகையுமே வந்து அடமானம் வச்சுட்டீங்க. அது போக கையில இருக்கிறதும் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து குடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது. ரொம்ப உங்களுக்கு, அ தொழிலே ஒரு நொ நொடுஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சோ?
ஆமாங்க ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. சிரமம் ரொம்ப, அதாவது நமக்கு ஹா சொந்த வீடுங்குறதுனால நமக்கு வீட்டு பிரச்சனை இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, வாழ்வாதாரம் ரொம்ப அடிபட்ருச்சுங்க. அப்டி இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு, என்னோட கணவர் வந்து என்ன பண்ணார்ன்னா, நெறைய பேத்துக்கு உதவுனாருங்க. சொந்தக்காரங்க, ஆ ஃபிரெண்ட்டு, அந்த 2 பேர் சொன்னாங்க பாத்தீங்களா அவுங்க 2 பேத்துக்கெல்லாம் நெறைய கவர்ன்மென்ட்க்கு ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேல வாங்குறதுக்கு காசு குடுத்தாரு. நெறைய உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட கணவர் வந்து பண்ணாருங்க. நம்ம இந்த சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு. <chuckles> ஆமாங்க. அ நானுமே அப்படி தான். என்னோட கணவருமே அப்படித்தான். அதாவது நம்ம வந்து அ இ ந நம்ம கை, நமக்கு தாண்டி தான் தானமும், தர்மமும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம என்ன பண்ட்டோம். நம்மகிட்ட இருக்குதா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்ல. சரி அவசரம் வந்து கேக்கிறாங்ர்களா? 'சரி இந்தா புடி." என்னாங்க ஆயிர போது? மனுஷன் என்ன வா சரி நம்ப அப்டி வச்சு நம்ம என்னா பண்ணப்போறோம்? சரி இந்தா புடின்னு ரொட்டேஷன்க்கு தான் அனுப்ச்சு குடுக்கிறது. நானுமே வந்து பாத்தீங்கன்னா, தவறு நெறையா செஞ்சிருக்கேன். ஏன்னா, நம்ம சொந்தக்காரங்க, அ ஃபிரெண்ட்ஸ்ஸுன்னு எல்லாத்துகிட்டயும் ரொட்டேஷன் மாத்தி விடுவேன். <chuckles> சரி கையில உ ஆ.
ம். ம். ம். ஓ. ரொம்ப சிறப்பான மனிதர் போல. ம். ம். ஓ. ம். ம். ஓ அதாவது நீங்